படம் பாக்கறதுனாலே நமக்கு சொல்லவே வேண்டாம். அந்த நேரம் வந்து அ அந்த அவங்கள நம்ம பாக்கறதுலேயே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்தில நம்ம இருப்பதையே மறந்துருவோம். சில படங்கள்லாம் பாக்கும்போது, அ கதைகள் அப்படி இருக்கும், பாட்டு அப்படி இருக்கும், எல்லாமே ஓடிப்போய் அது ஆஹா, படம் முடிஞ்சு போச்சே அடுத்து என்ன பண்ணுவாங்க? அது படங்கிறதே மறந்து போயிரும். எனக்கெலாம் சில நாட்கள்லாம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த படம் அத எப்படி பாத்தீங்க? அந்த கதைகள்லாம் உங்களுக்கு பிடித்தமானதா? உங்களுடைய அனுபவத்த சொல்ல முடியுமா?
நிச்சயமா, நமக்கு இந்த ரத்தத்தில் கலந்தது சினிமான்ற மாதிரி ரொம்ப படம் பாக்கறதுன் ரொம்ப புடிக்கும். நான் முன்னாடி வேலை செஞ்சுட்டிருந்த அலுவலகங்கள்ல வேலை செஞ்சுட்ருந்த நேரங்கள்ல வந்து ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் தான். அப்ப என்ன பண்ணுவேனா சாட்டர்டே, சண்டே 2 நாள் லீவ் இருக்கும். சனி, ஞாயிறுகள்ல சனி ஞாயிறு அன்னிக்கு காலைல தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்போ, நான் நைட்‌டு நேரங்கள்ல ஒரு வேள நானு தூங்கி பழகிட்டா அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால நான் பகல்ல தூங்கிட்டு அப்பவுமே அந்த வீக் வீக்கெண்ட்லயுமே வந்து நைட்ல முழிச்சு தான் இருப்ப. அப்ப முழிச்சிட்டு என்ன பண்றது? <chuckles> அப்டின்றதுக்காக 4 படம் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வருவேன். ஏ ஏதாவது ஒரு 4 படம். மோஸ்ட்லி வந்து இந்த ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும். அதனால என்னுடைய <laughs>
<laughs> அடா! ம். ம்ஹும். அடாடா. அஹ. பேய் படமாங்க? நைட்லயா?
கண்டிப்பா, நான் ஹெட்ஃபோன் போட்டு ஹெட்ஃபோன்ல நல்லா சவுண்ட வச்சுட்டு அப்டியே பயந்து நடுங்குவேன். இருந்தாலும் நல்லாருக்கு நல்லாருக்கு இப்டி பயப்டல அப்டி அப்டி அப்டி பாப்பேன் நானு தனியா ரூம்ல உட்காந்துகிட்டு, எனக்கு பயமா இருக்கும் பின்னாடி நிப்பாங்களோ? ஒருவேல திரும்பி பாத்தா? யாரோ பேய் இருந்துருமோ? <chuckles> இல்ல, அப்டிதான் நான் பாப்பேன் அந்த அளவுக்கு வந்து இந்த படம் பாக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்த பாத்தோன வந்து, பா ஒவ்வொரு ஃப்ரேம் ரசிக்கிற காட்சிகள்லாம் அமைஞ்ச ஒரு படம் வந்து, இந்த அட்லி அவர்களுடைய முதல் படம் இருக்கில்லையா? அவர்களுடைய இயக்கதில வந்த முதல் படம் ராஜா ராணின்னு, சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு படம். அ அத நான்
பரவால்லையே. உங்களுடைய ரசன கொஞ்சம் பயமாதாங்க இருக்கு எனக்கே. ம்ஹும். ஆஹா. ஆமா. அ தேட்டர்ல பாத்தீங்களாங்க? அந்த படத்த டவுன்லோட் பண்ணி பாத்தீங்களா?
அது தியேட்டர்ல போய் முதல் தடவ பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அத டவுன்லோட் பண்ணி, எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் பார்க்கிறது. அந்த மாதிரி. எனக்கு புடிச்ச காட்சிகள் மோஸ்ட்லி இந்த சந்தானம் அவர்களுடைய அந்த காம்போ அல்டிமேட்டா இருக்கும். அது என்னன்னா <laughs> ஆ ஆரம்பத்திலே வந்து, இது வந்து, "நமக்கு புடிச்சவங்க வந்து நம்பள விட்டுட்டு போயிட்டா, நம்மளும் போகணும்ன்னு அவசியம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு புடிச்சமாரி நம்மளோட வாழ்க்கை மாறும்." அப்படீன்றமாரி ஒரு இது போட்டிருப்பாங்க. "என்னடா சொல்ல வராங்க இது. இதுல என்ன தான் இருக்கும்? ஓகே என்னன்னு பார்ப்போம்." அப்படீன்றமாரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா, ஒரு சர்ச்சில வந்து ஓப்பன் ஆகும் சீனே! ஆ 2 பேருக்கு திருமணமாக போகும், பார்த்தா வந்து 2 பேருமே ஒ ஒரு அவுங்க முகத்தில சந்தோஷமே இருக்காது. ரொம்ப உம்முன்னு இருப்பாங்க 2 பேருமே. அப்போ அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இவுங்க 2 பேருக்கும் அந்த கல்யாணத்தில இஷ்டம் இல்ல
ஆஹா! ஆ செம்மையா தான் இருக்கும் அந்த படம். ஆ. ம்ஹ்ம். ஆமாமா. 2 பேருக்குமே பிடிக்கல. யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சாக் கூட நல்லா இருக்குமே. "2 பேருக்கும் பிடிக்காம ஒரு கல்யாணம் நடக்குமா?" அப்படீங்கிற மாதிரி எனக்குலாம் தோணுனுச்சு.
ஆமா. அப்போ அந்த, "என்ன ஒரு கட்டாயம் பின்னாடி இருந்திருக்கும்? எதனுடைய தூண்டுதல்னால?" அப்படீன்னு யோசிக்கும்போது பார்த்தா, அடுத்த சீன்லயே வச்சிருப்பாங்க. அவுங்க சூர்யா அப்படீன்னு பேர மாத்தி சொல்வாங்க, ஜான்னு சொல்றதுக்கு பதிலா. ஜான்னுன்றவரு இப்ப அவுங்க திருமணம் பண்ணிக்க போற மாப்பிளை. ஆனா, அவுங்க இதுல திருச்சபையில கேட்பாங்க இல்லையா? எனக்கு இவுங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம்ன்னு சொல்லணும் இல்லையா? அந்த நேரத்தில சூர்யான்ற ஒரு வார்த்தைய சொன்ன ஒடனே, அந்த மணப்பெண்ணோட அப்பா டக்குன்னு நெஞ்ச புடிச்சிட்டு கீழ வுழுவாரு. அப்பறம் போயிட்டு அவுங்களல்லாம் ரெடி பண்ணி அ அப்ப புரியுது. அப்போ அவுங்க அப்பா ஒ எமோஷனலா என்னத்தையோ பண்ணி, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண ஒத்துக்க வச்சுட்டாரு. அப்ப இந்த சீன் புரியுது. அப்ப, இதுக்கு பின்னாடி எதாவது ஒரு கதைக்களம் இருக்கும். ஆனா, அந்த பையனுக்கு "பையன பத்தி இன்னும் ஒன்னுமே சொல்லலயே. அவருக்கு இஷ்டம் இருக்கா? இல்லையா? மூஞ்சிய பார்த்தா இஷ்டம் இல்லாதமாரி தான் தெரியுது. சரி, அடுத்த ஃப்ரேம்ல பார்ப்போம்." அப்படீன்ற மாதிரி, நமக்கு ஒரு ஆர்வம், "அதுக்கு அந்த கதைக்கு அவுங்க அவுங்க காட்டுற அந்த சீனுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு." அப்படீன்னு நமக்கு தோண வைக்குது தான்
அ. ஆமா. ஆமாமா. <laughs> ஆ. அ. இஷ்டம் இல்லாதமாரி இருக்காமா. ம். இல்ல. "கதைகள்லாம் சொல்லும்போது, ஆரம்பிக்கும்போதே நல்லா ஆரம்பிக்கணும். அப்ப தான் வந்து எல்லாரும் கவனமா வந்து பார்ப்பாங்க. ஆர்வமா பார்ப்பாங்க." அப்படீங்கிற மாதிரி. அந்த டைரக்ட்ரு அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு.
ஆமா. கண்டிப்பா. அது அப்படி தான் இருக்கும். அப்ப நம்மளே யோசிக்க தோணும். அப்போ ஏதோ 2 கத பின்னாடி ஸ்ட்ராங்‌கா வச்சிருக்காங்க. அது என்னன்னு நாம தேடி பார்க்கணும். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் அப்பதான் நமக்கு வரும். <laughs> அப்புறம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃப்ளாட்டு குடுத்துருவாங்க. வீட்ல 2 பேரும் வேற வேற பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அ அ அமு 2 பேரும் அந்த ஒத்தே போகாத மாதிரி என்னென்ன நடக்கணுமோ, எல்லா வகையான பிரச்சனையுமே நடக்கும். அ அப்புறம் பார்த்தா திடீர்னு 1 நாள் வந்து, "இவுங்க சவுண்ட் அதிகமா வைக்கும்போது" அந்த பொண்ணுக்கு வந்து, ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் போயிட்டு அந்த டாக்டர் இவுங்க பேரு என்னன்னு கேட்டா, பேரு மட்டும் தான் சொல்லுவாரு. வயசு தெரியாது, ப்ளட் குரூப் தெரியாது, ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கா? எதுவுமே தெரியாது. நீங்க யாரு? ன்னா "இவுங்க ஹஸ்பண்டு"ன்னு சொல்லும்போது, அந்த டாக்டர் வந்து காரி துப்புற மாரி பார்ப்பாங்க மூஞ்சிய. "என்னது?" <chuckles> அப்டின்பாரு "இப்டி ஒரு ஹஸ்பண்டா" அப்டின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆ அப்போ வந்து டாக்டர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி யா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால திரும்ப வந்து சரியானதுக்கப்புறம் கேட்பாங்க. அப்பதான் அந்த மணப்பெண்ணோட ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் ஆகும். இதுக்கு நடுவுல காமெடி நெறையா நடக்கும். இவங்க சந்தானம் மாரியோட காம்போவுல வர்ற காமெடி எக்கச்சக்கமா நடக்கும். சான்ஸே இல்ல அந்த அளவுக்கு இருக்கும். அது.
ஆ. ஆமாங்க. அ. அ. எதுவுமே தெரியாது. ஸ்டார்ட் ஆகும். ஆமாமா. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவன் இப்டி கூட இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு பின்னாடி மனசுக்குள்ள நெறைய இருந்திருக்கும். ஆனா வந்து நமக்கு தெரியவே தெரியாது, இப்டில்லாம் இருந்தாரு அப்டிங்கிற மாதிரி.
ஆமா. கண்டிப்பா. அ அப்பிடீன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பொண்ணு அப்பதான் சொல்லும், அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு பாய் கூட எப்பிடி வந்து காதல்ல விழுந்தது? அ அந்த பையன் இவுங்களுக்கு பயந்து, பயந்து இருந்தது, அவுங்க அப்பாவுக்கு ரொம்ப பயந்தது, அதுக்கப்பறம் இவுங்களுடைய காதலுடைய மலர்ச்சி. அது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு? அ அப்பிடீன்றமாரி சொல்லுவாங்க. அதாவது வ் வீட்ல வந்து அவுங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் வரைக்கும் போயிட்டு ஒரு பொண்ணு காலங்காத்தாலே ரெடியாயி கல்யாணத்துக்கு போயிட்டு, இன்னக்கி நம்ம கல்யாணம் அப்பிடீன்றமாரி கிளம்பி போயிட்டு, சாயந்திரம் வரைக்கும் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பையன் வரமாட்டான். அப்போ அந்த பொண்ணோட அந்த, அந்த மனநிலை எப்பிடி இருக்கும்? அதையும் அந்த
ஆ, சரி. ம். ஆமா. அ. ஆ, ஆ நல்லா சொல்லியிருப்பாங்க.
அப்பிடியே தத்துருவமா காட்டியிருப்பாங்க.
அவுங்க அப்பா தவிக்கிறது, அவ அந்த பொண்ணு வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னைய சாயங்காலம் வரைக்கும் நிக்கும்போது, அந்த பூவெல்லாம் காய்ஞ்சி போய், அந்த சீன் வந்து எவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க? அப்பிடீன்னு நினைப்பேன் நானு
கண்டிப்பா. அவுங்க அந்த, அந்த சார் பளி பதிவாளர் அலுவலகத்தில வேலை செய்ற ஒருத்தரு, "ஏம்மா! நீ இன்னும்மா இங்க நிக்கிற? அ நீ இப்ப வீட்ல என்னம்மா சொல்லப்போற? அப்பிடீன்றமாரி கேட்டுட்டு, இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், கல்யாணத்துக்கு அப்பிடி, இப்பிடின்னு எதாச்சு சொல்லி வீட்டுக்கு போயிரும்மா! இந்தமாரி பையனயா நம்பி வர நீயி?" அப்பிடீன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அவுங்களுக்கு நகர்ந்து போக மனசே வராது. அப்பிடியே ரொம்ப உடஞ்சு போய் நிப்பாங்க. கரெக்ட்டா அந்த நேரத்தில அவுங்க அப்பா வந்து ஆனா, அதில அந்த அப்பா கேரக்ட்ரு வந்து ரொம்ப எமோஷனலான டைப்பாவோ! இல்ல வந்து அ கண்டிச்சு வளர்க்கிற அப்பா மாரியே காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஜோவியலான, ஃப்ரெண்ட்லியான அப்பாவா தான் காட்டுவாங்க. அப்பிடி இருந்தும், இப்பிடி இருக்கிற அப்பா, அப்ப ஏன் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்து அவுங்களுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சாரு? அப்பிடீன்னு அந்த இடத்துல வந்து நமக்கு யோசிக்க தோணும். ஒவ்வொரு விஷயம்.
ஆமா. ஆமா. ஆ ஆமா. என்னது? இந்த அப்பா அப்பிடியா? அப்பிடிங்கிற மாதிரி.
<laughs> ஆமா. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவுங்கள சமாதானப்படுத்தி, ஓகேன்னு சொல்ட்டு அவுங்க அப்பாவே அவுங்க வீட்டுக்கு போய் நேரா கேட்போம் வா! அப்பிடின்னு சொல்லிட்டு, அவுங்க வீட்டுக்கு நேரா போய் கேட்கும்போது, அந்த பையன் இங்கே இல்ல, யூஎஸ் போயிட்டான் அப்பிடின்ட்டு, திரும்ப கொஞ்ச நேரங்கள்ல வந்து அதே நேரங்கள்ல இந்த பொண்ணு அழுதுட்டு இருந்ததுனால, அவுங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிரும். அப்பதான் நமக்கு தெரியும். அவுங்க அப்பா வந்து எமோஷனலா பயமுறுத்துறதுக்கு அப்பிடி பண்ல. உண்மையாவே தன்னுடைய மகள் கஷ்டப்படுறத அவரால பார்க்க முடியாம தான் வந்து, இந்த மாரி உடம்பு சரியில்லாம போயிட்டாரு, அப்பிடீன்ற கதைய அந்த இடத்தில சொல்லியிருப்பாங்க.
ம்ஹ்ம். ஆ. ஆ. ஆமா. எனக்கு இதுல 1 டயலாக் ஞாபகம் இருக்குங்களா? "உனக்கெல்லாம் ஊர்ல, தேன்மொழி கனிமொழின்னு யாராவது இருப்பா?" <snorts>
இதுத் அ "வாய்க்கா வரப்புல திரிவாங்க. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன்" <laughs> ஆமா. அந்த டயலாக் நல்லாருக்கும். அ அப்புறம் அது இல்லாம "ஏங்க, எனக்கு எங்க அப்பானா தானங்க பயம். மத்தபடி ஐ லவ் யூங்க!" <snorts> அப்பிடின்னு. அந்த டயலாக் நல்லாருக்கும்.
அவளுமேதான் அதான் செம்மையா இருக்குங்க, அவுங்க சொல்லம்போது. ஆ, அப்பிடீன்னு சொல்றது. அப்புறம் கடைசில அப்பாவுக்கு பயந்தவன்கிறத, அந்த டயலாக்லயே சொல்லிட்டானே, அப்பிடீன்னு எனக்குலாம் தோணிச்சு.
ஆமா. அது எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ம ஆழப்படுத்தி சொல்லிருப்பாங்க அந்த ஒரு வசனத்த. இல்லயா? அந்த மாதிரி. அத முடிச்சுட்டு வரும்போதும். அ இ இதுல வந்து என்னென்னா, நான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த நஸ்ரியாவோட கதையெல்லாம் வரும். நான் ஒரு ரொம்ப ஃபன்னியா வந்து ஒரு மீம் பார்த்தேன். அத பார்த்து பார்த்து நான் சிரிச்சிட்டுருந்தேன். திரும்ப அதை எனக்கு எப்போலாம் போர் அடிக்குதோ அது திரும்ப திரும்ப அதை பார்த்து சிரிப்பேன். ஞாபகப்படுத்தி சிரிப்பேன், அந்த மாதிரி. அது என் <chuckles> அது என்னன்னா, அந்த இவரு இருப்பாரு, இல்லையா? ஆர்யா வந்து அ "1 பொண்ணு, 1 பையன இந்த அளவுக்கு லவ் பண்ணத நான் இப்போதாங்க முதல் முறையா பார்க்குறேன்" அப்பிடின்னு சொல்லிட்டு கண்ல லைட்டா ஒரு ட்ராப் தண்ணி வரும். அந்த மாரி வந்து அந்த சீன் முடியும், இல்லையா? அவங்களுடைய ஃப்ளாஷ் பேக் சொல்லும்போது, அ அது வந்து மீம்ல வந்து மேல போட்டுட்டு, கீழ வந்து நஸ்ரியா வந்து சொர்க்கத்தில இருந்து பார்த்துட்டு, அ "உனக்கு ஐஸ்கிரீம் வாங்க போய், நான் செத்தேன் பாரு. என் புத்திய செருப்பாலயே அடிக்கணும்" <chuckles> அப்பிடீன்னு நஸ்ரியா சொல்ற மாதிரி, கீழ போட்டுருப்பாங்க. அது பாக்கும்
அதான். ம். ஹ்ம். இது என்னது? ஆமாமா. அம். ஆமா. <laughs> இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ண முடியுமான்ன மாரி, நாம அது எவ்ளோ எமோஷனலா பார்த்தேன்.
ஆமா. அது அத அப்பிடி சொல்லுவாங்க. "ஐஸ்கிரீம் வாங்க போயி செத்தேன்பாரு, என் புத்திய செருப்பாலய அடிக்கணும்" <chuckles> அப்பிடீன்ற மாரி நஸ்ரியா வந்து சொர்க்கத்திலருந்து அத பாப்பாங்களாம். அப்பிடீன்ற மாதிரி அதுல போட்டுருந்தாங்க. அத பார்த்த உடனே, எனக்கு அப்டியே பத்திக்கிட்டு, சிரிப்பு வந்துச்சு குபீர்னு நெனச்சி நெனச்சு சிரிச்சேன். அது எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி அனுப்பி அப்படி சிரிச்சு இங்க பாரேன். "ஐஸ்கிரீம் வாங்கே போய் செத்தேன்" அப்பிடீன்னு சொல்லி போட்டுருக்காங்க, அப்பிடீன்னு.
அஹா. அ. இல்ல, அந்த படத்துல அப்பிடீயே அழுகையே வராதவங்களுக்கு கூட, ஒரு மாரி ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அவுங்க அப்டி இப்டி தூக்கி மேல கீழ விழும்போது, நாம பய எனக்கெல்லாம் ஒரு மாரி ஆயிடுச்சு. கையெல்லாம் இறுக்க புடுச்சுக்கிட்டேன் நானும்.
ஆமா. அந்த சீன் ஒவ்வொரு டைம் நான் அந்த படத்துல வந்து பார்க்க வரும்போது, ஸ்கிப் பண்ணிருவேன் நானு. வேணவே வேணாம். நஸ்ரியா அவன் கூட சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் பார்ப்பேன். அந்த "ஓடை ஓ டை ஓ டை ஓ டை ஓ!" அப்பிடீன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், நான் ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்பறம் எனக்கு வேணாம். <snorts>
ஆ. ம். ம். நிஜமாவே அவங்க செம க்யூட்டா அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், போய் சொல்றதா இருக்கட்டும், செம, "என்ன மாதிரி நடிக்கிறாங்கல்ல!" அப்பிடீன்னு தோணும்.
ஆமா. அந்த அளவுக்கு ஒரு அ வ அவ்ளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு, பார்த்தா பாதியிலயே வந்து இதாயிற மாரி இருப்பாங்க. அ
ஆம். டைரக்டரு சொன்னாரு. அதான்.
<laughs> ஆமா. இங்க அதனால, அந்த அந்த 1 சீன் மட்டும் நான் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருவேன் அந்த படத்துல. அப்போ அந்த 2 பேருடைய அந்த இதையுமே சொல்லிருவாங்க, அந்த எடத்துல. ஏன்னா, அ "அவன் எப்போ மொதல்ல அழுதான்னு உனக்கு தெரியுமா? அவன் எப்போ மொ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அழுதான்னு உனக்கு தெரியுமா?" அப்பிடீன்ற மாரி சந்தானம் வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு அ ஆர்யாவுடய அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கையுமே சொல்லுவாங்க. அ இதுல இதுல இன்னொன்னுதான்.
ம். ஆ. இல்ல. ஆர்யா வந்து அந்த என்னது அந்த நாய் கூ கூட உட்கார்ந்துருக்க சீன் இருக்குல்ல. <snorts>
ஆமாமாமா. ஐயயோ! நான் ஒண்ணுமே பண்ணலடா. <chuckles> அதுதான் அ என்ன அந்த க கெ கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்பான்ல அ இப்டியே ப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போடா! ஆன் த வேல நான் கம்போஸ் பண்ணி அனுப்புறேன். <chuckles> அவன் திரும்ப ஃபோன் பண்ணி, "மச்சான் <snorts> கெட்ட வார்த்தை கேட்டேல்லடா, கெச்சிருச்சுடா." அப்பிடீன்னு சொல்லுவான். அப்புறம் "என்னை வந்து கூப்டு போ" அப்பிடீன்னு அவன் வந்து சொல்லும்போது, "கரெக்ட்‌டு தான் புரியுது என்ன யாரு கூட்டு போவாங்கன்னு தெரிலயே?" அப்பிடீன்னு. கரெக்டா அந்த ஃபோக்கஸ் இப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வருவாங்க. அவுங்க நடு ரோட்ல படுத்து கிடப்பாங்க. சந்தானமும் அவுங்களோட ஃப்ரெண்ட்ஸும்.
இப்போ வரைக்குமா, நீ உக்கார்ந்திருக்க. <chuckles> ஆ. <laughs> ஆ. <laughs> ஆ. 2 பேருக்கும் நல்லா காம்போங்க, 2 பேரும் வந்து அவுங்க, யாரோ உறவினர்கள் வீட்ல தான் நஸ்ரியா தங்கிருக்கும் இல்ல. அவன் போம்போது சந்தானம் வந்து ஒரு தியேட்டர்ல, இந்த இதெல்லாம் பிச்சு போட்டு, எல்லாரும் நல்லா கொண்டாடம்போது, பின்னாடி அவுங்க சொந்தக்காரங்க இருப்பாங்களே!
அ அவுங்க சித்தப்பா, "சித்தப்பா." <laughs> அப்பிடீன்னு, அந்த க வெட்டுக்கிளி பையனு. ஐயோ! அவங்க அது செம்ம காம்போவா இருக்கும். நான் உ நான் ஃபர்ஸ்ட் டைமு வந்து இந்த
<snorts> <snorts> ஆ. அதான். ஒரு வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சிருக்கேங்க, நான்லாம், அந்த ஜோக்க பாத்து.
கண்டிப்பா. அது அதில இன்னொன்னு ஒரு காமெடி என்னன்னா, அந்த அ நயன்தாரா வந்து ஒரு மால்ல வந்து அவுங்கள திட்டிட்டு போயிருப்பாங்க. அ அப்போ வந்து "மச்சான் யாரும் பார்க்கலலேடா?" <chuckles> அப்டீன்னு "இந்த மால்ல இருக்க 100 பேர தவிர வேற யாருமே பார்க்கல மச்சான்!" <chuckles> அப்டீன்னுவாங்க. நாங்க ஸ்கூலுக்கு அப்புறம் அந்த காலேஜ் படிச்சுட்ருந்தேன். அந்த ம அந்த நேரங்கள்ல எங் என்னுடைய இளங்கலை பட்டபடிப்பு வந்து போயிட்டிருந்தது. அப்போ இந்த காமெடி வந்து ரொம்ப ப ஒரு ஃபேமஸு. அ கீழே எதுனா விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாம போயிட்டு கீழ விழுந்துட்டோம், "யாரும் பார்க்கலைல" "இங்கேருந்து 50 பேர் தவிர யாருமே பார்க்கல மச்சான்!" அப்பிடின்ற மாதிரி வந்து அத நாங்க எல்லா.
ஆமா. <laughs> யவாவ்வா! ஆஹ. அ யாரும் பார்க்கலைல. டைமிங்‌க்கு அந்த காமெடி அவுங்களுக்கு நல்லா ஒர்க்காவுனுச்சு அந்த படத்தில.
ஆமா. அந்த அளவுக்கு வந்து அவ்ளோ ஒர்த்தான காமெடி அதில இருக்கும். அது ரசிக்கும்படியாவும் இருக்கும் நெறையா. அப்புறம் இன்னும் வந்து, அ ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், <chuckles> நாய் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கு பாரு? அப்பிடின்னு சொல்ற காமெடியெல்லாம், இன்னக்கி வரைக்குமே நான் என்னதாவது புதுசா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு எங்க வீட்டுக்காரர்ட்ட சொன்னேன் அப்டீன்னா, அவரு இந்த டயலாக்க தான் சொல்லுவாரு. ஜப்பான்காரன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான், இது என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு பாரு! அப்டின்னுவாரு.
ம். ம். <laughs> ஆ. <laughs> அந்த அப்பார்ட்மெண்ட் சண்ட இருக்குல்ல. நயன்தாராவும், ஜெய்யும் அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்து கேட்பாங்கள்ல. அந்த இதுலேயும் அப்பிடிதான். அந்த க "என்னது இந்த கார சேவ்லாம் சேவ் பண்ற" <chuckles>
ஆஹ. ஆமா. அது இது அரி ஆர்யா கூட நடக்குற சண்ட அது திருமணத் திருமணமாயி கொஞ்சம் நாள்ல. அதுவும் வந்
அதான், அதான். என்னை யாரும் சேவ் பண்ண மாட்டீங்குறாங்களே அப்டின்னு, அந்த காமெடி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு.
அ அப்டி அப்டி நடக்கும். ஆனா பார்த்தீங்க அப்டீன்னா, கிளைமேக்ஸ்ல வந்து ஒ ஒரு வேளை ஜெய் வந்துட்டா ஜெய் இவளுக்கு ஓகேவா இருக்குமோ! அப்டீன்னு நம்ம நெனைச்சிட்டுருக்குற நேரத்துல பார்த்தா, அந்த கிளியரன்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஜெய் இருப்பாரு. நமக்கே அது வந்து ஒரு ட்விஸ்ட்டா தான் இருக்கும். "என்னது இவர் சாவலயா இன்னும்?" அப்டீன்ற மாதிரி. இவ இங்கே இருந்து "சூர்யா சூர்யா"
ம். செம, ஆமா. ஏன்னா அங்க செத்து போயிட்டாங்க, இவன் மாத்திரம் உயிரோடு இருக்கான்.
ஆமா. அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் அந்த ஆளு வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அ "நெக்ஸ்ட் வழி விடுங்க" அப்டின்னு சொல்லிட்டு, இவ திரும்ப போ போனவங்கள திரும்ப கூப்ட்டு வர சொல்லி ஆர்யாகிட்ட சொல்லும்போது, "ஓகே, ஓகே, நான் பேசுறேன்." அப்டீன்ற மாதிரி போம்போது, இது என்ன கட கதை இப்டி எடுத்துட்டு போறாங்க? ஒருவேள போய் சேர்த்து வச்சுடுவாங்களோ, அப்போ ஆர்யா தான் லவ் பண்ணிட்டு இருந்தார்ல? தன்னோட மனைவிய. பரவாயில்ல எ எப்டி போகும்னு தெரியலையேன்னு, அந்த எடத்ல ஒரு குழப்பம் நமக்கு வரும். திரும்பவும் வந்து கே வந்து பேசுநோன்மே சப்புன்னு ஒரு அறை, "எந்த ஊர்லடா சேர்த்து வைப்பாங்க? பெரிய தியாகியா நீ?" அப்டீன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அந்த சீன் நிஜமாவே கூஸ் பம்பா இருந்தும் இருக்கும். அப் ஆமால்ல அப்டின்ட்டு. இந்த கிஃப்ட்ட நீ அன்னைக்கே ஓப்பன்
ம். அதான். ஆமா. ம்ஹ்ம். செம. ஆமா. எனக்கு இன்னொன்ணு ஞாபகம் இருக்குங்க. அந்த மௌனராகம் கூட இந்த படம் கனெக்ட் பண்ணுவோம்ல. என்னது வந்து ஹாய் ம்.
ஆமா. எனக்கு அவுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல சேருவாங்க. இவுங்க வந்து இதுல சேர்றாங்க. ஏர்போர்ட்‌ல சேர்றாங்க.
ஆ அப்புறம் இன்னொன்னு, இன்னொன்னு வந்து எங்க அப்பாக்கிட்ட எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நான் இத வாங்கி கொடுத்துதான் கரெக்ட் பண்ணுவேன். உனக்கென்ன ரொம்ப பிடிக்கும்? அப்டின்னு கேட்கும்போது இது கூட நல்ல ஐடியாவா இருக்கேன்னு என் கணவர்லாம் சொல்றதுண்டுனே.
<laughs> ஆ ஓகே.
டிவர்ஸ்செல்லாம் சொன்னா நல்லா தான் இருக்கும். "அப்ப நானும் கிளம்பட்டா?" அப்டீன்னுலாம் கேட்டுருக்கேன். <laughs>
அடடா! <laughs> அ, அ. சூப்பர் ஏய் ஆனா இந்த நம்மளோட உணர்வுகளோடு கலந்தது தானே இந்த திரைப்படம். அதுல வர பல டயலாக்குகள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆ
ஆ. இல்ல படத்தோட நம்ம அனுபவங்கள எப்டில்லாம் பார்த்துக்றோம்ல, ஒரு படத்த இப்போ எப்டி ஓட்ன மாரி ஆய்டுச்சு ம மனசுக்குள்ள.
ம்ஹ்ம் நிச்சயமா. அது பார்த்து ரசிச்ச மாதிரியா அ அது எந்தெந்த காட்சிகள்லாம் நம்ம ரசிச்சோன்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்குவோம். அந்த மாரி இப்போ நானும் என்னோட வீட்டுக்காரருமே சரி, உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்ல வர்ற ஒரு நகைச்சுவையான துருக்குகள சொல்லி எ அந்த டயலாக் அந்த வர்றத்ல வந்து அந்த டயலாக் நான் சொல்லுவேன் மொதல் டயலாக்கு, அடுத்த லைன் அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி பேசி சிரிச்சிக்குவோம். அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அவுங்க பேசுறது. இன்னும் அந்த ரஜினி முருகன்ல வர்ற காமெடியெல்லாம் அப்டி சொல்லி சிரிப்போம், நாங்க 2 பேரும். <inhales>
ம். <chuckles> ம். ஹான். சொல்லவே வேணாம். சொல்லிட்டே போலாம், ஒரு ஒரு படத்தையும் சொன்னா ஓட்டிட்டே இருப்போம்னு நெனைக்கிறேன். நமக்கு படம் குடுக்குற அனுபவமே ரொம்ப வித்தியாசமானது தான், நம்மளுக்கு காதல சொல்லி தரும், நகைச்சுவை சொல்லி தரும், பாடல்கள்லாம் கேட்கும்போது நம்ம தனியா வேற மாதிரி ஒரு உலகத்துக்கு போற மாதிரி, அ படம் நிஜமாவே நம்ம வாழ்க்கைல நெறைய அனுபவங்கள தருது. நீங்க ரொம்பவே, அழகாகவே வந்து ஒரு ஒரு தருணங்களையும் எப்டிலாம் நான் இது பண்ணேன்ங்கிறத ரொம்ப அழகா சொன்னிங்க.
ஆமா. நிச்சயமா.
மிக்க மகிழ்ச்சி, உங்களுடன் பேசியதுல நன்றி.
மகிழ்ச்சிங்க.